கண்டிப்பா.
இல்லாட்னா இது என்னன்னா, அந்த புது பொண்டாட்டிமாரி உங்களுக்கு போயி ஒரு, ஒரு மாசத்துலே க போர் அடிச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக் அதுக்கப்புறம் வந் <chuckles> அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த,
ஏங்க இது நீங்க பொண்டாட்டி கூட கம்பேர் பண்றது, ஐ அப்ஜெக்ட்
<chuckles> இல்ல, புது கல்யாணம் பண்ண மாரியும்கூட யோசிச்சிக்கங்க. எ 2 பக்கமும் உள்ள பிரச்சனையா இருந்துட்டு போட்டும். அ, புது கல்யாணமா இருக்கிறவங்கள அவுங்களுக்கென்னன்னா அந்த அந்த நாட்டுக்குப் ம்.
எல்லாருக்கும் இதாங்க <laughs> அதாவது இந்த மாரி சாக்குல, உண்ம எல்லாம் வெளில வருதுனு நெனைக்கிறேன்.
<chuckles> அ, அந்த நாட்டுக்கு போனவுடனே என்னன்னா, அந்த ஒரு எப்பிடி, நமக்கு விசா கெடைச்சி, டிக்கெட் கிடைச்சவுடனே எப்பிடி சந்தோஷமா இருப்போமோ! நான் வே ஐயா வடிவேலு எனக்கு அப்பாயின்ட்மென்ட் ர அடிச்சிட்டான், அடிச்சிட்டான்னு சொல்லி பதறிட்டு ஓடுவார்ல, கடைசில பாத்தா அங்கேயும் போய் குமாஸ்தா தான் மணி அடிப்பாரு.
<chuckles> சரி இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். ம், எனக்கொரு சந்தேகம். உங்களுக்கு இப்பிடி வேல கெடச்சுதுன்னா, உங்க மனைவிய கூட்டிட்டு போவீங்களா, மாட்டீங்களா?
அந்த மாரி தான், நம்மளும் ம். ஆமா எனக்கு அதுக்கான வேலைவாய்ப்புகள் அ, வசதி இருந்தா கூட்டிட்டு போயிருவோம். உதாரணத்துக்கு இப்ப குடும்பத்த கொண்டு போறதுக்கான அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையில ஒப்பந்த அடிப்படையிலே! ஃபேமிலியா இல்ல, பே அ, தனிப்பட்ட நபரா அப்பிடின்னு சொல்லிட்டு. அ, குடும்பத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அளவுக்கு அவுங்களுக்கு வருமானம் இருக்கணும். அதுபோக அதுல இதர செலவுகள், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அ, மெடிக்கலுக்கான, அ மருத்துவ செலவுக்கான இந்த காப்பீடுகள்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா செலவுகள்லாம் அதிகமா இருக்கும். நீங்க சாதாரணமா ஒரு அ, ஹாஸ்பிட்டல் போய் பாத்தாலே உங்களுக்கு ரூ.5,000 ரூ.6,000 சாதாரணமா ஆகும்.
சரி. ஆ. சரி. ம். சரி. ஆ, புரியுது.
அங்க உள்ள விலைவாசிக்கு ஏத்த மாரி.
புரியுது. அதாவது இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா, உங்க குடும்பத்தையும் நீங்க கூட கூட்டிட்டு போவீங்க.
அதனால அந்த ஆமா. அதுபோக வருடந்தோறும் டிக்கெட்டு, இந்தமாரி விஷயங்கள் இருந்தா! அது இல்ல அப்பிடிங்கிற பட்சத்தில எனக்கு உண்மயிலே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருக்குன்னா, சில நேரம் வந்து நம்ம இந்த விசிட்ல கூட கூட்டு போவாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை பள்ளி விடுமுறை நாட்கள்ல இந்த விஷயங்கள். அதுபோக அவரு ஒரு மாசத்துல அங்கருந்து இங்க வந்துருவோம் நம்ம. அப்பிடிங்கிற ஒரு 4 மாசம், மீதி இருக்கிற 8 மாசம் தான் பிரச்சனையா இருக்கும். அதுலயும் அப்பப்ப இடையில வந்து போற மாரி வாய்ப்புகள் இருந்தா சரி போகலாம், இல்ல ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் குறைவான நேரத்துல கொஞ்சம் அதிகமா பணம் சம்பாதிச்சு ஒரு, ஏன்னா இன்னிக்கு தேதில பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்கள நீங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், ஒரு ரூ.1000000 வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குற அளவுலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா. அந்த ஒரு நம்ம ஒரு நிதி நிலமைய வந்து சரி பண்ணிக்கலாம், ஒரு, ஒரு வருடம் கஷ்டப்பட்டா கூட அந்தமாரி நேரத்துல நம்ம யோசிச்சு போலாம்.
சரி. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம்.